கண்டிப்பாங்க. அ நாலாம் வந்துட்டு இந்த முதல் குழந்தை பிறந்தப்போலாம், ஏதோ நம்ம நமக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்களேன். அப்போலாம் வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கும். தூக்குறதுக்கே பயமா இருக்கும். அந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் பயப்படுவேன். ஆனா எங்க அம்மாவுனாலும் சரி, எங்க பாட்டினாலும் சரி ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க பாட்டுக்கு தூக்கி போடுவாங்க. குப்பர டபக்குனு படுக்க போடுவாங்க. அ குளிக்க ஊத்துறக்கலாம் கூட எங்க பாட்டிலாம் அப்படி கழுத்த புடிச்சுட்டு அப்படி அவங்க பாட்டு அசால்ட்டா தண்ணீ எடுத்து ஊத்துவாங்க. அந்த கழுத்து நிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
ம்ஹ்ம். ம். ஆமா. ஆமாங்க. ம். <laughs> ஆமா, ஆமாங்க.
அப்பல்லாம் ரொம்ப பயப்படுவேன்ங்க. அய்யோ! கழுத்து நிக்காதுங்கிறீங்க? என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிற போகுது இப்டி முடிச்சிருக்கீங்களே கழுத்துல. அப்படின்ட்டு
ம். ம். இந்த உரம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? குழந்தைக்கு அழுதுக்கிட்டே இருக்கனு சொல்லிட்டு, உரம் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த கழுத்துக்கிட்ட போய் தாடைகிட்ட வச்சு அப்படியே கை வச்சு தேய்சு விடுவாங்க பாருங்களோன்? அழுத்தி தேய்ப்பாங்க நமக்கெல்லாம் அவ்ளோ ம்.
ஆமாமாம். ஆமா. ஆமாமா. அது வந்து தினமுமே வந்து ஒரு ஃபீட் குடுத்தோனே, குடுத்தோனே வந்துட்டு அ ஏப்பம் தட்டுறதுக்கு தட்டி விடுவாங்க பார்த்தீங்களா? அதுவே எனக்கு பயமா இருக்குங்க. அப்போ எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தொடையில வந்துட்டு அவங்க வந்து உட்கார வச்சுப்பாங்க. உட்கார உ உட்கார வச்சு லைட்டா அப்படி தட்டுவாங்க. ஒரு சில நேரம் தோள்ல போட்டு மெதுவா தடவுவாங்க. அதிலயே ஏப்பம் உட்ரும். எனக்கு, என் பிள்ளை என்ன பண்ணானா, அந்த அ இப்டி நா தட்டும்போது ரொபக்குன்னு குடிச்சதெல்லாம் வெளிய கக்கிருவாங்க. எனக்கு பயமாயிடும். எனக் எனக்கு ரொம்ப சீரியஸா ரொம்ப பயமாயிரும். ஐய்யோ! என்னாச்சு என்னாச்சுன்ற மாரி. அ ரொம்ப பயமா இருக்கும். ப படபடபடன்னு பதட்டமாயிரும் அழுதுருவேன். ரொம்ப அழுதுருவேன். ஐய்யோ! நம்ம தட்ட தெரியாம தட்டிட்டோமோ! என்னவும் பண்ணிட்டோமோ! அப்படின்ற மாதிரி. ஆனா அது நேச்சர் தான ஆமா. குழந்தைங்க வந்து ஒரு சில நேரம் குடிச்சத கக்கறது வந்து ஆம், அது பொதுவான விஷயம் தான். அது ரொம்ப நம்ம கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுவோம். ஆனா ஆனா, அந்த 1 மாசத்துல நான் வந்து நெறைய அழுதது தாங்க அதிகம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அ அம்மா வந்துட்டு அம்மா தடவுனாங்கன்னா, அது ஒரு மாதிரி நாசுக்கா உட்கார வச்சு தடவுறாங்க. எனக்கு அந்த உட்கார வைக்கிறதும் வரமாட்டது. தோள்ல போட்டு தான் தடவுறேன். அப்படி தோள் போட்டு தடவுறேன், என் டெரெஸ்ஸ ஃபுல்லா அப்டியே ஃபுல்லா கக்கிருவாங்க. அப்போ என்னமா சத்து போகும் இந்த பிள்ளைக்கு. ஏற்கனவே ஆஸ்பத்திரில முப்ப அந்த ஒரு வாரம் இருந்து வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு இத்தனை கிலோ கொறைஞ்சுட்டாளே, இவ்வளோ கிராம் குறைஞ்சுட்டாளுே அப்டின்ற மாரி
ம். ஆமாமா. ம். ம்ஹ்ம். <chuckles> அச்சச்சோ! அ. ம். ம். கண்டிப்பாங்க. ப்பா! ம். ம். ம்ஹ்ம். அடடடா! ம். கண்டிப்பா. ஆ.
நான் சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா சொல்லுவாங்க, குழந்தைங்க வந்து பொதுவாவே வந்து எடை குறைஞ்சு தான் வந்து எடை அதிகரிப்பாங்களாமே!
ம்ஹ்ம். ஆமாங்க. ஆமாமா. அதுவும் அந்த நீங்களலாம் தட்டி குடுக்குறாங்க அம்மா. எங்க அம்மாலாம் அந்த கொழந்தயோட வயித்து தொட்டு பார்த்துட்டு "என்ன வயிறு பொடுக்குன்னு இருக்கு. நீ ஏதோ ஊட்டி விடலையா? ஏதாவ ஊட்டி விட்டு போ." சும்மாங்க. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கா க செம்ம கடுப்பா இருக்கும். அவ சாப்பிடவே மாட்டா. ஒரு இட்லி சாப்பிட வைக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுத்துக்குங்க. ஒரு 2 மணி நேரம் ஆக்கிடுவோ, ஒரு இட்லி ஊட்றதுக்கு அவங்களுக்கு. அப்புறம் நான் சில டைம் ரொம்ப சோந்து போய்ட்டு எனக்கே பசி எடுத்துக்கும். நான் என்ன பண்ணுவேன், இட்லிய வச்சுட்டு போமான்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். சாப்பிட போயிடுவேன். எங்க அம்மா நான் சாப்புட்டு இருக்கும்போது வந்து கோவத்தல பாரு. "புல்ல வயிற எப்படி பொடு பொடுக்குன்னு இருக்குன்ட்டு ஒண்ணுமே நீ ஊட்டவே இல்ல. தொள தொளன்ன இருக்கு புல்ல வயிறு." ஆச்சா, போச்சான்ண்ட அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிப்பாங்க.
அந்த ஆமா. அச்சச்சோ! ஆ. அ அச்சச்சோ! ம்.